ரீமாசென் மிகச்சிறந்த நடிகை. நல்ல வந்து ஒரு ஆரம்பத்தில பார்க்கறப்ப ஏதோ இன்வெஸ்டிகேஷன்க்கு போற மாரி அவங்க காமிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பேக் மோட்டிவ் இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா நமக்கு தெரியாத விஷயம் இல்லையா? <breath> அது வந்து ஆமா. ஒரு ரொம்ப த தப்பான ஒரு விஷயமா எடுத்துட்டு போவாங்க. ஆனா அத வந்து அந்த நடிகை அப்படிங்கறதுல அவங்க குணச்சத்திரத்தில நல்லாவே வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த படத்தில. அந்த இதுல. அப்புறம் அந்த ஒவ்வொரு தடைகளையும் தாண்டுறது அது எண்ண தடைகள், முதல்ல பாம்பு இருக்கும். அடுத்தது வந்து பூச்சிகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு விஷயமா அவங்க பாலைவனம் இருக்கும். சோ ஒவ்வொண்ணையும் அவங்க எப்படி தாண்டுறாங்க அப்படின்னு. இது ம்.
ம், ம். ம். ரொம்ப ஒரு கொடூரமான மூ ம். ம், ம். ம். இந்த படம் வந்து அந்த கல்ட்டோட நிலைக்கு போறதுக்கு காரணம் வந்து. அதோட இசையா, இல்ல படம் எடுக்கப்பட்ட விதமா? இல்ல அதனோட முடிவா? அந்த படத்தோட முடிவு வந்து, யாரும் எதிர்பார்க்காத விதமா இருக்கும்.
ம்.

ஆ. அ என்ன பொறுத்த முடியும், படம் எடுக்கப்பட்ட விதம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எல்லாரும் ஒரு காதல், கதை, இல்ல வந்து ஒரு சாதாரணமான இடம், இல்ல டியோடக்குன்னு போற கட்டத்தல இவங்க சம்மந்தமே இல்லாம வித்தியாசமான ஒரு கதைய எடுத்து, அதுல ஒரு புது இத எடுத்துக் கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருப்பாங்க, அது ஒண்ணு. அதே மாரிய அந்த படத்தோட எண்டிங் வந்து யாருமே இ இன்னைக்கு முடியுமேன்னு நெறைய பேருக்கு அது புரியல. இப்ப அவரு இறந்துட்டாரா அந்த மன்னரு, என்னாச்சு கார்த்தி எங்க போனான், அந்த இததுல வந்து கிளைமாக்ஸ்ல இருந்த இளவரசன் உயிரோடு இருக்கிறானா இல்லயா? அது வந்து இது வந்து ஆங்கில படங்கள்ல தான் இந்த மாரி பண்ணுவாங்க, எண்டிங் வந்து நம்மகிட்ட குடுத்துருவாங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்ப்டின்னு சொல்லிட்டு.
ம். ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அ ஆ. இல்ல அது அதுபோக இன்னொன்னு என்னன்னா, அந்த நே அந்த நேரங்கள் உள்ள படங்கள் பாத்தீங்கன்னா, அந்த ப பெரும்பாலும் படயத்தோட கதாநாயகன் வந்து அ கடைசில காப்பாத்துவாரு, எல்லாரையும் அந்த படத்துல வந்து அந்த மாரி நிலம் இருக்காது இல்லயா?
ஆஹா, அந்த படத்துல அது இருக்காது.
அது அதோட படத்துக்கு ஒரு தனி சிறப்பு இல்லயா?
ஆமா. அதாவது அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஏன்னா, இவங்க வந்து வெறும் கத்தி, அம்பு அத வச்சு சண்ட போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா, மெஷின் கண் ணு அது டேங்க் அது இதுங்கிற மாரி எல்லாம் வந்துட்டு நல்ல ஃபோர்ஸா இந்தியன் ஆர்மி உள்ள போயிரும், அந்த மாரி போற மாரி அந்த படத்தில காமிச்சிருப்பா. அதாவது படைபலம் அதிகமா இருக்கு. அப்டிங்கிறது, அதுவும் இல்லாம அவங்க தண்ணீில விஷத்த கலக்கிறது அப்டின்னு எல்லாத்தையுமே ப்ரீப்ளான் இந்த ரீமாசன் வழியா எல்லா வேலையுமே பாத்துருப்பாங்க. <tsk> அதனால ஒரு சென்சிபிலான எண்டிங்ன்னா இப்ப மாடர்ன்ஃபோர்சஸ் எங்க இருக்கு? இல்ல கத்தி, வேல் கம்பு வச்சுட்டு சண்ட போடுறவங்க எங்க இருக்காங்க? நிச்சயமா அவங்க தோத்து தான் போவாங்க. அந்த விஷயத்த வந்து ரொம்ப எதார்த்தமா காமிச்சிருப்பாங்க. அந்த பட
ம். ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ம்ஹ்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அதுதான், அத வந்து நான் ஒரு சாதாரண படம் பாக்கற நபர்களால ஏத்துக்க முடியயோ! அதனால தான் அந்த படம், வணிக ரீதியா தோல்வியடைஞ்சதோ.
ஆ நான் என்ன நினைக்கிறேன் அப்டின்னா, அந்த டைம்ல அந்த படம் வந்த காலகட்டத்தில சாதாரண இந்த ஒரு காதல் கதை, ஒரு குடும்ப கதை அப்டின்கின்ற இருந்த இதுல செல்வராகவன் கொஞ்சம் அட்வான்ஸா இப்ப யோசிச்சு எடுத்தது மக்களுக்கு சுத்தமா புரியல. <tsk> இவன் என்ன சொல்ல வறான் இங்கேயே காட்டுக்குள்ள கூட்டிட்ட போறான். அங்க ஏதோ சிலையில இருந்து நிழல் வருது, என்ன இது ஒண்ணுமே பைத்தியிகாரத்தரமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. மக்கள் அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா தயாரா இல்ல. அதுதான் உண்மை.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ம். ம்ஹ்ம்ஹ்ம். இன்னைக்க ஆான அத கொண்டாடுறாங்க இல்லயா?
இன்னக்கு ஏன் அத கொண்டாடுறாங்க அப்டின்னா, அப்ப அத நல்லா இல்லன்னு சொல்ல மக்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. இந்த வளர்ந்த கொஞ்சம் அ ஜென்ஸி அப்பறம் அதுக்கு நப்புறம் வந்து கொஞ்சம் இந்த 25, 26 வயது பாக்கறப்போ ஒரு முதிர்வு ஏற்படும் இல்லயா? வேற படங்கள்லாம் பாத்து. அப்ப தான் வந்து ஒரு அறிவுத்தரு சேரி ஹாலிவுட்டுக்கு நிகராவ நம்மதலயும் ஓரளவு எடுக்கறக்கு ஆட்கள் இருக்காங்க. அப்டின்னு சொல்ட்டு.
ம். ம்ஹ்ம்ஹ்ம். ம், ம். ஓஹோ! ம். இது தாண்டி வேற ஏதாவது படங்கள் உங்ககிட்ட பேசுற மாரி இருக்கா?

ஆமா. நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்ச படம்.
ஆ, ஆ. அந் அந்த படம் பாத்தீங்கன்னா, அந்த நேரத்தில வந்த நேரத்தல பாத்தீங்கன்னா, அது வந்து நடிகர் தனுஷோட ஒரு 3வது படமோ, 4வது படமோ. ஆ. அந்த படம் நான் போய் பாத்திருந்தேன். எனக்கு அது ஒரு நல்ல அனுபவம். ஆனா நெறைய பேருக்கு வந்து நான் அந்த படம் அந்நேரம் பிடிக்கல. அது என்னடா இப்படி இருக்கு அப்டின்னு. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த படம் வந்து கொண்டாடுறாங்க. அதோட 2ம் பாகம் வருமானான்னு கேட்கற லெவலுக்கு, அ இன்னைக்கு வந்த தனுஷோட நடி நடிப்ப பாத்தாலும் அத பிரமிப்பா பாப்பாங்க.
ம். ஆமா. ம். ஆமா. ஆமா. அது வந்து, இவங்க என்ன சொல்லுவாங்க, அது சாதாரண ஒரு ரவுடி கத, இதுல என்ன இருக்குன்னு சில பேர் என் காதுப்படவே சொல்லியிருக்காங்க. <tsk> ஆனா, அது ஒரு அற்புதமா அதுல அப்புறம் இந்த சினேகா கேரக்டர பத்தி எல்லாம் தவறு, தவறு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசுவாங்க. என்னன்னா அவன் அந்த கிரவுண்ட்ரியால
ம். ம்ஹ்ம். ம். அதாவது துணிச்சலா நடிக்க அந்த திறம அந்த துணிச்சலா அந்த நேரத்தில அந்த க கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு திறமை எடுத்திருக்காங்க. அவுங்க அந்த அளவுக்கு துணிவா இருந்திருக்காங்க, இல்லையா?
துணிச்சல் வேணும். ம். ம். இல்ல. அது அது அவுங்க அந்த கதைய புரிஞ்சுக்க மறுக்குறாங்க. <tsk> ஒரு ஒண்ணும் இல்லாத பையன், தெருவுல இருக்கான். அவனுக்கு என்ன கெடைக்குதோ அவன் அத யூஸ் பண்றான். அவன் எப்டி ஃபர்ஸ்ட் வந்து அந்த அ பெண்கள எக்ஸ்ப்ளோர் பண்றான். அதுக்கப்புறம் அந்த ப பணம் வரும். அதுக்கப்புறம் வந்து பதவி வரும். <tsk> ஒன் ஃபை ஒண் ணா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா, உலகமே இந்த 3 சுத்தி தான் இயங்குதுங்கிறப்ப, ரொம்ப அழகான இன்னொரு செல்வராகனோட அற்புதமான ஒரு படைப்பு அது. <tsk> ஒரு கடுமையான சூழ்நிலையில எப்படி வாழ்வாகுறான்கன்னு. அந்த காட்சி அமைப்புகள் நல்லாருக்கும். அந்த ஒரு இடத்துல தனுஷ் வந்து, அ ஆப்போசிட் கேங் லீடர் ஓட தம்பிய கொலை பண்ற இடத்துல அந்த காட்சி உங்களுக்கு நீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க பாத்த காட்சி, அந்த படத்துல.
ம். ம், ம்ஹம். ம். ஆ. ஆமா. அது வந்து உண்மையிலேயே உணர்ச்சிப்பூர்வமான ஒரு காட்சி. ஏன்னா தெ அது வந்து நான் திரையில தான் பாத்தேன். அது ரொம்ப இதா இருந்தது. அது போக, அந்த படத்திலயும் பாத்தீங்கன்னா, அந்த அரசியல்வதியோட கே ஓட கதாபாத்திரத்தில ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்பு பாத்தீங்கன்னா, ரொம்ப இயல்பா எதார்த்தமா பண்ணியிருப்பாரு, இல்லையா?
சரி, சரி. நல்ல அது ஒரு ம் சொல்லுங்க. ஆமா, ஆமா. ஆமா. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த ஒரு சீன்ல தனுஷ் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போறப்போ அவர் வந்து கெட்ட வார்த்தைல திட்டிட்டு இருப்பாரு. அப்படியே ஸ்க்ரீன் பக்கம் திரும்புவுன உடனே "தேனினும் இனிய தமிழாள்" அப்டின்னு வார்த்தைல அதாவது அரசியல்வாதிகள் எப்படி ஒரு சைடு வந்து ஒரு விஷயத்த ப்ராஜக்ட் பண்ணி காமிச்சுட்டு, இன்னொரு சைடு அவங்க உண்மையான முகம் எப்படி இருக்கு? அப்டிங்கிறத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க அந்த சீன்ல. ரொம்ப
ம். ஆமா. ம்ஹ்ம், ம். அதாவது 2 வ 2 அதாவது பாம்பின் வகைன்னு தான் சொல்லணும். 2 நாக்குல பேசுறவங்க, இல்லையா?
ஆமா, ஆமா, ஆமா, ஆமா.
தெளிவா. ஆனா, அவ அந்த அரசியல்வாதிகள் வந்து. அ ஒரு மக் அ அதாவது ஒரு வளர்ந்து வர சமூகத்தையோ, இல்ல ஒருத்தரையோ எப்படி உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அது காட்டியிருப்பாரு. உதாரணத்துக்கு, அந்த வில்லன்னு ஒருத்தர தனுஷ் கொல்ற வில்லனை வந்து, இவர் தான் முதல்ல பாத்துக்கிட்டு இருப்பாரு, அன்புன்னு ஒரு ஆள. அவர் இறந்ததுக்கப்புறம் இவர உடனே சேத்துக்குவாரு. ஏன்னா, இவருக்கு தேவ பணம் தான் இல்லையா?
ஆமா. அந்த ஆமா.

<chuckles> உங்களுக்கு பயம் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த இதுல?
அந்த அளவுக்கு ஒரு திரைக்கதை. திரைக்கதை ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா?
ஆமாமா, அதுதான் அது வந்து அந்த க அதாவது எல்லாரும் டைரக்ட்டா ஒரு பேட்மேன் வந்தாரு அப்படின்னு சொல்லட்டு கதைய வச்சுருவாங்க திரைக்கதைய. அந்த மாரி இல்லாம பேட்மேன்னா யாரு? பர்ஸ்ட் பார்ட்ல வந்து பேட்மேன்னா யாரு? எங்கருந்து உருவாகறாப் செகண்ட் பார்ட் ல வந்து <breath> அந்த ஜோக்கர் னு ஒரு எஸ்என்ட்ரிக் ஆன ஒரு கேரக்டர் வரும். அதுவும் ரொம்ப அற்புதமான நடிகர். அந்த நடிப்பு, அவரோட காட்சி அமைப்பு, அதுக்கப்புறம் அந்த இதுக்கு ஒரு எண்டிங் குடுத்து குளோஸ் பண்ணணுங்கறக்காக ஒரு தேர்ட் பார்ட். <tsk> அந்த மூணு பார்ட்டு மே ஒரு எனக்கு என்ன ஆச்சரியமான விஷயம்ன்னா மூணு பார்ட்டு மே கிட்டத்தட்ட 3 4, 5 வருடங்கள் வந்து இடைவெளியில வந்தது. ஆனா 3 பார்ட் டயுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. கதைய எங்க முடிஞ்சதோ அத அழகா எடுத்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு இல்லையா? நீங்க இதுல அதுல பார்கறப்ப.
ம்ஹ்ம். ம். ம். ஆமா. ஆமா. ஆமா, ஆமா. ம், ம். ஆமா. ம். ம்ஹ்ம். ஆமா, அது அதுவும் அந்த, அந்த ஜோக்கர் ங்கிற கதாபாத்திரத்தில நடிச்சவர் வந்து, அதுக்கு முன்னால நெறைய படங்கள் நடிச்சிருந்தாரு. ஆ ஆனா இந்த படத்தால தான் அவரு உலகம் முழுக்க அறியப்பட்டாரு.
ம். ஆமா. ஆமா. <smacks lips> அது வந்
அவரோட நடிப்ப வந்து உண்மையிலேயே பார்த்துட்டு நெறையபேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாரி அ, அ. தன்ன மறந்துட்டாங்களாம். சே அந்த ஷூட்டிங் நடக்கும்போதே. என்ன வார்த்த, அதாவது அவங்களுக்குன்னு குடுக்கப்பட்ட டயலாக்க வந்து மறக்குற லெவலு க்கு அவரு பேசுனாருன்னு சொல்றாங்க. அப்படிலாம் நீங்க எதுவும் கேள்விப்பட்டுருக்கீங்களா? அவரோட நடிப்பு அந்தது.
ஆமா, உண்மைதான். ஏன்னா, வந்து ஜோக்கர் வந்து அந்த படத்துக்காக 6 மாதம் ஒரு பூட்டிய ஹோட்டல் ரூம் க்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, அதுக்காக தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளிய வந்து தான் நடிச்சாரு அப்படின்னு சொல்றத விட, அந்த கேரக்டர் ல வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். <tsk> அதாவது ஒரு இது, இதுதான் என் லைஃப்வோட கடைசி ரோல் அப்படிங்கிற மாரி அவர் வந்து ஒரு முழு முழு, முழுவதா உள்ள இறங்கி, அது தனது உயிரையே அர்ப்பணிச்சு அதுல நடிச்சார். அது ஒவ்வொரு சீனும் சில இடங்கள்ல அவர் தானா ஸ்க்ரிப்டு ல இல்லாத விஷயத்த பண்ணுவாரு. ஒரு இடத்துல கை தட்டுற சீன் வரும். அதே மாரி இந்த ஸ்கூல்ல பாம் வெடிக்கிறப்ப வந்து வெளியில போய் அந்த பட்டன பட்டன் அமுத்தி பார்க்கற சீன் வரும். இந்த மாரி காட்சி அமைப்புகள்லாம் வந்து எழுதப்படாத விஷயங்கள், அவரே இம்ப்ரூவேஷன் பண்ணது அந்த படத்துல.
ம். ம்ஹ்ம். ம். ம். ஆஹ. ஆ. அதுல வந்து சில குறிப்பிட்ட சீன் கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் நெறைய பேர் பேசுவாங்க. உதாரணத்துக்கு, பேட்மேனும் அவரும் ஒரு அந்த அ போலீஸோட அறைக்குள்ள இருந்து பேசுறது. அ அதுபோக ஒருத்தருக்கு இந்த ஹாஸ்பிட்டல வந்து முகம் எரிஞ்ச ஒரு வக்கீலோட இவர் பேசுவாரு ஒரு 4 நிமிட ஒரு சீன் ஒண்ணு.
ம். ஆ. டிஸ்கஷன். ஆமா, டூ ஃபேஸ், டூ ஃபேஸ் ஓட டிஸ்கஷன் அது ஒண்ணு இருக்கு.
ஆமா, அது 2 வந்து உலக சினிமாவோட ஒரு சிறந்த ச அ சீன்களா கருதப்படுமா?
ஆமா, உண்மைதான். ஏன்னா, மேனிப்லேஷன், ஹியூமன் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளை பண்ண முடியும். ஒரு நல்லவன் எப்படி கெட்டவனாக்க முடியும். ஒரு கெட்டவன் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் போறான் அப்படிங்கிறத அந்த 2 காட்சிகள்லயுமே த அருமையா காமிச்சிருப்பாங்க. <tsk> அந்த ஒரு சைக்காலாஜிகல் மேனிப்லேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா, ஜோக்கர் ஒரு சைக்காலஜிகல் மேனிபுலேஷன். அ பேட்மேனும் ஒரு சைக்காலாஜிகல் எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு அப்டி வந்தவர் தான். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ஒரு 20 வினாடிகள்ல ரொம்ப அற்புதமா காமிச்சார். அதனால தான் அத வந்து ஒரு மிகப்பெரிய
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. ம், ம். ஹ்ம். ஆ. இது முழுக்க அந்த படத்தோட இயக்குனரோட திறமை தான் இல்லையா?

ஆ இருக்கு. இப்ப என் நெறைய படங்கள் நான் படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். <smacks lips> அதுல மனசுல ரொம்ப நின்ன படங்கள் எல்லாராலயும் வந்து, அதாவது இந்த கல்ட் மூவிஸ்ன்னு சொல்லப்பட்ற மூவிகள் பார்த்தீங்கன்னா, அந்த வெளிவந்த காலத்தல யாருமே அத மதிக்க மாட்டாங்க. அப்போதைக்கு. <lip trill> அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில காலம் கழிச்சு தான் வந்து அது அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்ததுன்னு சொல்வாங்க. இத பத்தி யோசிக்கிறப்ப எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் படம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ஆயிரத்த
ம்ஹ்ம். ம். ம். ம்ஹ்ம். அதாவது அது ஒய் ஒரு ஒயின் மாரி இல்லையா? குடிக்கிற ஒயின் மாரி. அதாவது, வருஷம் போக போக அதோட தரம் கூடுங்கிற மாரி ஆயிருச்சோ!
ஆமா. இல்ல. அது அப்படி அதுதான், அந்த மாரி தான். அந்த அ அது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு படம். ஆனா, வந்து அத கொஞ்சம் அட்வான்ஸா எடுத்துட்டனால அந்த தலைமுறைக்கு அப்போதைக்கு புரியதில்ல அதுதான். திரும்ப அது புரியறக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்குது. அதோட இது பண்றதுக்கு. எனக்கு இந்த படங்கள் நீங்க கேட்டது ஞாபத்துக்கு வருது. ஆயிரத்தில் ஒருவன் தமிழ்ல ஒரு படம் வந்தது. ஒரு 15 வருடங்கள் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா அந்த படம். நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த படம் ஆயிரத்தில் ஒருவன்.
ம். ஓஹோ! சரி சரி. ம், ம். ஆ. ஆமா.